ஓ. சிறப்புங்க. சிறப்புங்க. இது மாதிரி வந்து, ஒரு சில நேரம் என்ன பண்ணுவோம்னா, நம்ம கேங்கா இருந்தோம், அப்படின்னா. பாடலுக்கு பாடல்ன்னு பாடி பாடி விளையாடுறதாகட்டும். அப்புறம் வந்து, ஒரு பாட்ட வந்து முழுசா பாடுறது. அதிகமா வந்து இந்த ஒரு பாடல வந்து முழு முழுசா கத்துக்கணும், அப்டின்னு நினைப்போம். ஏதாவது ஒரு பாடல் நமக்கு பிடிக்குது. அப்படின்னா, அந்த பாடல வந்து முழுசா க பாடணும். முழுசா கத்துக்கணும். இல்ல, இந்த பாட்டு புத்தகம்லாம் வாங்கிட்டு போயிட்டு, அப்படிலாம் வந்து நினைவுலா இருக்கா?
ஆமா. ஆமாமா. ஆ எனக்கு அந்த பாட்டு புத்தகங்கள் வாங்கினது வந்து, பள்ளிக்காலத்தில நிறையா இருந்தது. அ பள்ளிக்காலத்தில வந்து ரொம்ப பயமா இருக்கும். இந்த பாட்டு புத்தகம்லாம் வாங்க போனா, ஐயோ! அது ஏதோ தப்பு மாதிரி. நான், எனக்கு தெரிஞ்சு நான் ஒரு 6ஆம் வகுப்பு, 7ஆம் வகுப்பு படிக்கும்போது பார்த்தீங்கன்னா, 50 பைசான்னு நினைக்கிறேன். ஒரு பாட்டு புத்தகம். ஆனா, நானு
<chuckles> ஆமாமா. <chuckles> எனக்கும் அதே நினைவு இருக்கு. <chuckles> ஐம்பது ஐம்பது பைசா தான், அந்த பாட்டு புத்தகம். அது ரெண்டு வாங்குவோம் ₹1க்கு குடுத்து. ஏன்னா, அப்போலாம் அதுவந்து பாக்கெட் மணி வந்து, அந்த ₹1 தானே குடுப்பாங்க.
ஓ! அருமை. <laughs> ஆமா. ஆமா, ஆமா. டெய்லியும் ₹1 ரூபா. <chuckles>
ம்.
அது வாங்கிட்டு போனா, அது பள்ளி காலத்தில வந்து, எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கிறதென்னென்னா, அந்த வசீகரா படத்தோட பாட்டு புத்தகம். எனக்கு அது பெருசா
நீங்க கரெக்டா சொல்றீங்க. நானும் அத சொல்லலாம்னு நினைச்சேன்.
பரவாயில்லையே. அப்ப, நம்ம வந்து என்ன சொல்றது? ஒரே காலத்தில வந்து, இத வந்து பண்ணிருக்கோம்.
ஆ. அது வந்து ஒரு நைன்டீஸ் கிட்டுனு நினைக்கிறேன், நம்ம ரெண்டு பேரும். அந்த நேரத்தில அது வந்து கொஞ்சம், ரொம்ப ஃபேமஸா இருந்துச்சுல்ல.
ஆமா. ஆமா. அதில கொஞ்சம் நிறைய பாடல்கள் வேற இருக்கும்ன்னு நினைக்கிறேன். அந்த ப அந்த படத்தில.
அந்த பாடல் பேரே வசிகராதானே, இல்லையா? நீங்க படம் சொல்றீங்களோ?
ஆ. ஆ படம் சொல்றேன். அது வசீகரா. அந்த வந்து, அது மின்னலேவா? ஏதோ படம்ன்னு நினைக்கிறேன். ஆ நான் சொல்றது. ஓ! சரி, சரி.
ஆ, மின்னலே. மின்னலே. மேடி நடிச்சது. அத வந்து, நாங்க கல்லூரி நாட்கள்ல சும்மா பாடுவோம். அந்த முழு பாட்டையும் பாடுவோம். எல்லாரும் சேர்ந்து கேங்கா பாடுவோம்.
ஆ. ஆம் ஆமா. அந்த பாடல் பிடிக்காதவங்களே இருக்க முடியாது, இல்லையா? ஒரு அது அதாவது "காத்து மாரி ஒருவரை காத்"
கேக்கவே முடியாது. <chuckles> அது ஆக்சுவலா ஒரு காதல், லவ் சாங் தான். ஆனா பார்த்தீங்கன்னா, நம்ம எதுக்கு பாடுறோம்ன்னே தெரியாது. நமக்கு அப்பிடி ஒண்ணு நடந்திருக்கவே நடந்திருக்காது. ஆனா பார்த்தீங்கன்னா, எல்லாரும் சேர்ந்து பாடும்போது, கோரஸா கத்திட்டு இருப்போம், ஃப்ரீ பீரியட்லலாம்.
ம். ஆமா. ஆமா. அது அது கொஞ்சம் எளிமையா பாடக்கூடிய பாடல்ன்னு சொல்லுவாங்க. அந்த ரொம்ப அப்படியே ஒரு மாரி அந்த காத்தடிச்ச மாரி கொஞ்சம் இழுத்து, இழுத்து பாடலாம். அப்படின்ற மாதிரி.
கண்டிப்பா. கண்டிப்பா. அதுவும் இல்லாம நகைச்சுவைலாம் பண்ணுவாங்க. அந்த பாடல்ல வர மாதிரியே, சீன்ஸ் எல்லாம் இங்கே கிரியேட் பண்றது. அதெல்லாம் இன்னும் வந்து, அது அடுத்த லெவல் இல்லையா? அது வந்து நகைச்சுவைக்கான ஒரு படியா கூட இருக்கலாம். எல்லாரும் சிரிச்சிட்டு இருப்போம். பயங்கரமா இருக்கும் அது. கண்டிப்பா. நீங்க சொல்லும்போது நிறைய நினைவுகள் அலைமோதுது. <chuckles>
ம். <chuckles> ஓ! ஆமா, ஆமா. கண்டிப்பா. கண்டிப்பா, எல்லாரும் சேர்ந்து.